கண்டிப்பாங்க.
உண்மைதான்.
இப் சேம் தான். இப்பலாம் சார்ஜர்ல போட்டுட்டு கூட ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்காங்க.
ஆமா.
அது இல்லாம வாழ்க்கையே இல்லன்ற மாரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அது வந்து நிஜமாலே ஒரு வருத்தமான விஷயமும் சரி, மன அழுதத் மன அழுத்தத்த அதிகமா தரக்கூடிய விஷயமுமா நான் எதிர்பார்க்குறேன்.
நம்மளோட இந்த மொபைல் ஃபோன் அது மாதிரி சமூக ஊடகம், நம்மளோட நேரத்தையும் அதிகமாக எடுக்குதுன்னு நெனைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்த நம்ம வேற ஏதாவது விஷயத்தில செலுத்துனா, இந்த ம் மன அழுத்தம் குறையும்ன்னு நீங்க நம்புறீங்களா?